ஆ. அந்த பாடல அவர் பாடும்போது வந்து, அவருடைய தோற்றம், அதெல்லாம் பாத்து, எல்லாரும் கொஞ்சம் வந்து, கேலியும் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து, உண்மையான திறம இல்லைன்னு சொல்லி, அவருக்கு அவதூரும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவரு அதோட விடல, அப்படியே முயற்சி பண்ணி, பண்ணி, பண்ணி. அவரோட கல்யாணமே பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க மனைவியும் அவரும் 10 வருஷம் கழிச்சுதான், காதல் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆமா, ஆமா. ஆமா. ம். ஆமா. உடனிருந்த பாடகி இல்லையா? ஆமா, ஆமா. அ, நான் பாத்தேன். ஆ நானும் அதை கண்டுக்குறேன்.
ஆமா. உடன் இருந்த பாடகி. அதற்கு அப்புறம் பாத்தீர்கனா, அவர் பேசும்போது சொன்னாரு, நான் வந்து 135 கிலோ இருந்த ஆளு, 85 கிலோக்கு எடைய கொறச்சேன், இந்த கொரோனா காலகட்டத்தில. அப்படின்னு சொன்னாரு. இப்போ, இதெல்லாம் நம்ம வந்து, ஒரு வார்த்தையா, ஒரு நொடிப்பொழுதில கேட்கும்போது, அவ்வளோ தானா! அப்படின்னு தோனும். அதுக்கு பின்னாடி ஒரு, 2 வருசமா என்ன வேல செஞ்சிருப்பாருனு, அவருக்கு மட்டுந்தாங்க தெரியும்.
சரி. ஆமா, ஆமா. அ அதுக்கு பின்னாடி. கண்டிப்பாக. அது உண்மதான். அதிர்ஷ்டம்னு சொல்றதுக்கு. அத அப்படி சொல்றவங்கள குறிச்சு, உங்களுடைய கருத்து என்ன? உ உங்களுடைய எதார்த்தமான மனநிலம என்ன?
இதெல்லாம் வந்து, அதிஷ்டம் ம். அதிஷ்டலாம் கெடையாது. ம். ஆ. அது வந்து, ஒரு சோம்பேறிக சோம்பேறியா இருக்கிறவங்க பேசுற பேச்சு தான் அதிர்ஷ்டம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா. அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. ஒரு பாரதியார் பாட்டா? இல்ல பழைய... திரைப்பட பாடலானு. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. "சும்மா சோம்பேறியா இருந்துவிட்டு. அ அதிஷ்டம் இல்லை என்று அலட்டிக்கொண்டார். விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார். உன்போல், குறட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார்." ஆ. அ.
நல்ல சான்றிதழ். சரி. ஆ. பிழைத்துக் கொண்டார். அம். கோட்டை விட்டார். ஆமா. அதுதான். அந்த கததான். இவங்களுக்குதா அந்த பாட்டு. இல்ல? <chuckles> ஆமா.
ஆமா. நீங்க வந்து எந்த வேலையுமே செய்யாமல்லாம், ஒரு ஆள் பெருசா வரவே முடியாது. அதே மாரி நான் ஒ எனக்கு ஒரு முறை வந்து, இந்த இவரோட காணொளி பாத்தேன். அ ஆ. அதாவது, காணொளியில, அவரோட புத்தகத்தப் பத்தி பாத்தேங்க. கவிஞர் கண்ணதாசன்.
வாய்ப்பு இல்ல. ஆமா. ம்.